இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, கொஞ்சம் தயக்கமா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாவே சொல்லிவிடுவோம். "இதுதான்ப்பா" அப்பிடின்னு போட்டு உடச்சிருவோம், சில விஷயத்த எல்லாமே. அந்த ஒளிவு மறைவு இல்லாம அந்த ஸ்ட்ரெய்ட் டாக்ன்னு சொல்லுவாங்க இல்லயா? அந்த மாதிரி. அப்பிடி பார்க்க போனீங்கன்னா அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன், அந்தமாரி ஒரு விஷயம் வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? அத பத்தி 1 சொல்கிறீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆம். அதாவது இந்த மனசு தொறந்து பேசுறது அப்பிடிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஆனா, அந்த நேரத்தில ரொம்ப, ரொம்ப முக்கியம் நம்ம காதையும் தொறந்து வச்சிக்கணும் எப்பவுமே.
சரிங்க. கரெக்ட்டு.
அ அதாவது, நல்ல நம்ம கேட்கறதுக்கான ஒரு பொறுமை இருந்துச்சுன்னா தான், அவன் நம்ம பேசறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. ம்.
அப்ப அதனால, அது ஒரு முதல் பாயிண்ட்டா நாங்க அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒவ்வொ அலுவலகத்திலே நம்ம வந்து வேல பார்க்குறோம். அப்போ அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் வந்து அந்த மேற்பார்வையாளரோ, யார் அங்க நமக்கு அடுத்தது இருக்காங்களோ, அவுங்க சொல்றத நம்ம முதல்ல கேட்டுக்கணும் நம்ம. அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு வேலைப்பளு அதிகமா இருக்கு மன அழுத்தம் அதிகமாவுது, என்னால முடியல அப்பிடிங்கிறத வந்து நம்ம வந்து ஓப்பனா சொல்லிட்டோன்னா பிரச்சன இல்ல.
சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஓப்பனா பேசுறது என்னைக்குமே, எப்பவுமே நல்லதுதான்.
ஆமா. இல்லைங்களா? அதுவும் வந்து அவுங்க நா நா அவுங்க பாட்டுக்க நம்ம ஏதோ நிறைய வேல பாப்போன்னு அவுங்க வந்து கனவு கோட்டை கட்டிக்கிட்டே போட்ட போயிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்றமாரி, நமக்கு பொறுப்பாயிரும். பொறு பொறுப்புகள் அதிகமாயிரும். அதுக்கு பதிலா, ஆரம்பத்திலே என்னால இவ்வளதான் முடியும். இது எனக்கு கொஞ்சம் வந்து அதிகமாற மாரி இருக்கு. முடியல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கு. உடல் சோர்வு, மனச்சோர்வு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொறந்து அந்த இடத்தில சொல்லிட்டோன்னா, அவுங்க சொல்றதையும் கேக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சிலப்போ <laughs> மனச வந்து ஆயத்தமா வச்சுக்கணும். சிலப்போ வந்து அவுங்க ரொம்ப இதா சொல்லுவாங்க. என்ன பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. சிலப்போ அதனால வேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா, அ இல்ல எதுவுமே நடக்கலாம், இல்லேங்களா? நம்ம ஓப்பனா பேசணும் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கு அப்பறம் தயங்கக்கூடாது. உங்களுக்கு ம்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஓ! அப்ப நீங்க சொல்றது பார்த்தா எல்லாரும் ஓப்பன் கம்யூனிகேஷன் எப்ப சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அந்த கம்பெனிய விட்டு வெளிய வரம்போது பேசிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுமாரி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய லெட்ரு.
இல்ல. நமக்கெல்லாம் தோணுங்க, எதாவது சொல்லிட்டு வெளில வந்துர்லாமான்னு. அப்புறம் இந்த பக்கம் இஎம்ஐலாம் பார்க்கும்போது, ஐயோ! வேணாம் சாமி, அப்பிடின்னு அங்கே இருக்கிறமாரி இருக்கும்.
ம். <laughs> ஆமாங்க. அது என்னமோ சரி தான். அப்ப இல்ல. இது எல்லாத்துக்குமே நம்ம மனச வந்து யாரும் பாதிக்கக்கூடாது. எதுவுமே பாதிக்கக்கூடாது. அப்பிடிங்கிறதுக்காகதான் மனச நம்ம ஆயத்தமா வச்சிக்கணும். எல்லாமே எதுவுமே வரலாம், அப்பிடிங்கிறமாரி மனச நம்ம ரெடியா வச்சுக்கிட்டு, நம்ம பேசினோனா, அந்த பக்கத்துலேருந்து வர விளைவுகள் என்னவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்பிடிங்கிற மாதிரி நம்மளும் வந்து உஷாரா இருப்போம். நம்ம அதுனால மன அழுத்தம் அதிகமாகாது. ஆனா, வந்து கண்டிப்பா நம்மளால முடியாதத, முடியாதுன்னு தான் சொல்லணும். முடியுங்கிறத முடியுன்னு சொல்லணும். தேவையே இல்லாத கமிட்மென்ட்லாம் குடுக்குறது கண்டிப்பா பிரச்சனைகள் தாங்க உண்டாக்கும்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இந்த மலய திருப்பி நான் கீழ வைக்கிறன், இந்த ஆறுடைய திசைய நான் மாத்தி வைக்கிறன் அப்டின்னு சொல்லி மாட்டிக்க கூடாது இல்லிங்களா. நம்மளால என்ன செய்யணுமோ <laughs> இப்ப இந்த அ ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்டின்றது, எங்கங்க பொதுவா வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா மாறும். ஆங் வேலையிலைங்களா, இல்ல குடும்பத்திலிங்களா, இல்ல நட்புக்குளைங்களா, அ எங்க இல்லனா உறவுகளுக்குள்ளயா, எங்கங்க அந்த மாரி மாறும் அது?
ஆ. ஆ அ. ஆமா. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேல இல்லைங்களா? <laughs> <sighs> ம். அது வந்து, நம்ம கையாள்ற விதம் பொறுத்தது. அது உறவா இருந்தாலும், அலுவலகமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், இல்ல நமக்கு தெரியாத ஒரு நபரா இருந்தாலுமே நம்ம அணுக அணுகுமுறைன்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆ அதிலேந்து தொடங்குது. பின்ன வந்து அ எதிராளி பேசற்து இப்டியும் இருக்கலாம், அப்டியும் இருக்கலாம்ங்க, நம்ம மனநிலைய வந்து நம்ம வந்து ஒரு சமமா வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும். பின்ன வந்து நம்ம குடும்பத்தைப் பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் டாக் அப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைங்க கூடங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓ ஆமாங்க! நல்லா சொன்னீங்க. குழந்தைங்க கூட அந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு பேச்சு. அதங்களும் நம்மள்ட சொல்லணும். நம்மளும் அவங்கள்ட சொல்லணும். ம்.
ஆமாங்க. நல்ல விஷயம், கெட்ட விஷயம். அதனால வர நல்லது செஞ்சா என்னென்ன நல்ல விளைவுகள் வரும். கெட்டது செஞ்சா என்னென்ன விளைவுகள் வரும். இது எல்லாமே நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து ஓப்பனா பேசும்போது ஒன்னுமே இல்ல என்னுடைய அ மகளுடைய பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற ஒரு ஆன்டி அம்மா வந்து வீட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிற வழக்கம் இருந்துச்சு. அது என்னுடைய மகள ஆ மகள் வந்து 1 நாள், 2 நாள் அமைதியா இருந்து பார்த்துக்கிறா. 3 நாள் வந்து ஓப்பனா என்கிட்ட வந்து சொல்லிட்டா. இந்த மாதிரி வந்து அம்மா அந்த ஆன்டி இந்த மாரிலாம் கேட்குறாங்க, நம்ம வீட்ல இதுவா, அதுவான்னுலாம் கேட்கறாங்க. அப்டினு சொல்லவும் அவளுக்கு அறிவுரை குடுக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதனால அவ கிட்ட சொன்னன், "ஸ்ட்ரேஞ்சர் அப்டின்னு வந்து நமக்கு தெரியாத நபர்கிட்ட வந்து வீட்டு விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. பேசினா வந்து உன்கிட்டேருந்து வந்து விஷயங்கள் எடுத்துக்கிட்டு, அவங்க அதுக்கப்புறம் நீ ஸ்கோ பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் வீட்டில் அம்மா அம்மா, அத்தை தானே இருக்காங்கன்னு சொல்ட்டு வந்து எல்லா அ பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சும்மா ஒரு சிரிப்போடு முடிச்சுக்க அப்டின்னு சொல்லிட்டன்."
சரிங்க. ஓஹோ! அருமைங்க! சூப்பர்ங்க. இப்ப எப்படிங்க, நீங்க சொன்ன பிறகு பாப்பா அத அதையே ஃபாலோ பண்ணுதுங்களா?
அதவிட ஒரு படி அ படி அதிகமா ஃபாலோ பண்ணுச்சு. அடுத்த நாள் அந்த ஆன்ட்டி அம்மா கேட்டுச்சாம். அ உங்க அம்மா வேல பார்க்கிறாங்களாமே. அப்படின்னா ஆமா. ஆன்ட்டி வேல பார்க்கிறா, இதல எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்ப உனக்கு நெறைய வாங்கி கொடுப்பாங்கள்ல, நெறைய காசு இருக்கும்ல, உனக்கு நிறைய கிடைக்கும்லன்னு சொன்னப்போ, எங்க அம்மாவோட வேலையே போயிருச்சு ஆன்ட்டின்னுட்டேன்! ஓடிர்ச்சு.
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு! அதுக்கப்புறம் எங்கிருந்து அந்த வார்த்தையை அவங்க கேட்கிறதுக்கு?
அ அப்போ இல்ல அவங்க அதுக்கப்புறமும் வந்து இன்னும் ரொம்ப பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க நான் சரி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம். நா இல்லன்னு சொல்லல, இருந்தாலும், இந்த காலத்துல வந்து பாதுகாப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணுன்னோ அந்த ஓபன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பசங்களுடைய பாதுகாப்பு, குழந்தைங்க எல்லா குழந்தைகளும். பெண்ணானாலும் சரி, ஆணானாலும் சரி நம்ம த ஓப்பனா பேசுனாதான் அதுங்களுக்கு இந்த காலத்துல வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்துரணும்னுதான் நான் சொல்வேன்.
கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொல்லும்போதே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எங்க வீட்டுக்கு மாடில வந்து ஒரு பொண்ணு, அதாவது என்னோட பள்ளியில படிக்கிற ஒரு பொண்ணு வந்து மேல இருந்தா.
சரிங்க.
நான் வேலை செய்யிற பள்ளியில. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் இங்க இருப்பாங்க, 4 நாள் வந்து 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓ நிலம் இருக்கு அங்க தங்கிப்பாங்களாம்.
எங்க?
நிலம், நிலம் அந்த காடெல்லாம் இருக்கும் இல்லீங்களா, வயல் இருக்கும் இல்லீங்களா, அங்க வந்து வீடு இருக்கு. அங்க தங்கிப்பாங்களாம்!
நில் ஆமா, அ, ஓ! ஆ.
அப்ப, நான் கேட்டேன், அ "இங்கயும் அங்கயும் மாறி மாறி இருக்கீங்ளேம்மா, உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டதுக்கு. அ இல்லீங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கஷ்டம் இல்லீங்க அப்படின்னா" அ ஏ ஏ ஏன் யா இங்க யாரு உங்கள ரெடி பண்ணி விடுவா? அங்க உங்கள யாரு ரெடி பண்ணி விடுவான்னு இங்க எங்களுக்கு இங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு! என்னம்மா சொல்ற? அப்படினா உங்க வந் அன்னைக்கு வந்தாரே அவருடைய வைஃப் யாரும்மா? அப்படின்னா, அவங்க காட்டுல இருக்காங்க. அப்புறம் இங்க இருக்கறவங்க ஹஸ்பண்ட், அவர் இங்க இருக்காரு. என்ன நீ சொல்றம்மா? அப்படின்னே நானு. இது யாரு? இது எங்க அப்பா. அவரு? அவரு எங்க அப்பாதான். அது யாரு? எங்க அம்மா. இது? அது எங்க அம்மா. என்ன சொல்ற? ஆமாங்க மிஸ் எனக்கு 2 அம்மா, 2 அப்பா. எனக்கு தலையே சுத்தீருச்சுங்க! கடைசியில பார்த்தா, 2 பேரும் அண்ணன் தம்பியாம். அவங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்திருக்காங்களா யாரு கேட்டாலும் 2 அப்பா, 2 அம்மான்னு தான் நீங்க சொல்லணும். பிரிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்களாம். அவங்களுக்கு குழந்த இல்லையாம். அந்த இரண்டாவது அவங்க சித்தப்பாக்கு.
ம். ஆ அது எப்டிங்க? ம். <laughs> அஹ. <chuckles> அ. அ. ஓ! <chuckles> புரியுது. அ. ஆ, புரியுதுங்க, புரியுதுங்க.
ஆமா, இந்த மாரிலாம் எங்கயும் சொல்லீட்டு இருக்காதம்மா. சித்தப்பா, சித்தின்னு சொல்லி பழகு, அவங்கள கூப்பிடுடம்போது உறவு முறையோடு கூப்புபிடுமான்னு, அப்புறம் நான் சொல்லி வுட்டேங்க. அது ஓப்பன் கம்யூனிகேஷன்ல சில குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே சில டைம் தெரிய மாட்டேன்து.
<laughs> ஆ. ஆமாங்க, அது என்னமோ சரிதான். இப்போ ஓப்பன் டாக்ன்னு சொல்லும்போது, எனக்கு நீங்க சொல்லும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. என் பொண்ணு இருக்கிறா, அவகிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து நான் ஓப்பனா சொல்லீருவேன். இப்போ என்னென்னா வந்து என்னுடைய 2 பசங்க பெரிய பசங்க. அப்போ நான் அத எப்பவுமே எல்லாத்தையுமே தொறந்து சொல்லீருவேன். இ அது அப்பாவா இருக்கட்டும், அண்ணனுங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஒரு படி தள்ளி நின்னு பேசறதுல வந்து பிரச்சன இல்ல. ஆசையா இருந்துச்சுனா ஒரு முத்தம் பிரச்சன இல்ல. அதுவும் தப்பு கிடையாது. "ஆனா வந்து பாடி டச் கூடாது," அப்படிங்கிறது நான் வந்து இப்போ எல்லாமே வந்து என் மகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கவும், அதேமாதிரி உட்காரும்போது எப்படி வந்து ட்ரெஸ்ஸ கீழே இழுத்து விட்டு உட்காரணும். அது எல்லாமே பசங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து பசங்களானாலும் சரி, பொண்ணாலும் சரி எல்லா ஓப்பனா சொல்லீடறது இந்த காலத்துல நல்லதுங்க!
ம். ம், ம். சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நல்லது, கரெக்ட்டு தாங்க. இப்ப இந்த ஓப்பனா கம்யூனிகேஷன் நம்ம பண்றது வந்து, அதுக்கு ஏதாவது எல்லைகள் இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேரு இப்ப நம்ம சொன்ன மாரி, <chuckles> கம்பெனி விட்டு வெள்ல வரேன்றபோது, தாறுமாறா பேசிட்டு வந்துருவாங்க. அந்த இதுலாம் தாங்க முடியாம. ஆனா அது பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பாதிக்கும். ஏன்னா, இந்த கம்பெனிக்கு தெரிஞ்சவங்க யாராவது, இவங்க வேலை செய்ற கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாம இவங்கள பத்தின விஷயங்கள்லாம் அங்க போய் சேரும். அதனால அந்த எல்லைகள்னுருக்குங்களா, இந்த ஓப்பன் பவுன் அ ட க க கம்யூனிகேஷனுக்கு?
சொல்லுங்க. ஆ. ஆமா. எப்டி? என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பெனி விட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டா, அந்த எல்லைகளே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து, அந்த அளவுக்கு உங்கள வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால பேசிறலாம். ஆனா வந்து, அவ்ளோ பயம் இருக்கிறவங்க பேசவே கூடாது.
ஓ! புவ
ஒரே ஐயோ! அவங்கள்லேருந்து அவங்களுக்கு போகுமா, இவங்கள்லேருந்து அவங்களுக்கு போகுமா அதுவே மன அழுத்தாமாயிரும். அது எல்லாத்துக்குமே மனசு தயாரா வச்சுக்கங்கன்னு, அதனால தான் சொன்னேன். எதுவா இருந்தாலுமே வந்து தொறந்து பேசிருங்க. அதாவது இன்னும் முடிஞ்சிதுனா, 2 வார்த்த எக்ஸ்ட்ராவா போட்டு குடுத்துருக்காங்க தப்பு கிடையாது. ஆனா, உங்க மனசுல இருக்குறத நீங்க தூக்கி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. 2 வார்த்த போட்டு வந்துருங்க தப்பு கிடையாது. ஏன்னா, உங்க அழுத்தத்த நீங்க எங்க போய் காமிக்க முடியும், சொல்லுங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். அப்ப இதுக்கு வந்து எல்லைகள் இல்ல, அப்படின்ற மாரி சொல்றீங்களா? இல்ல, எல்லைகள் வைத்தும் பேசுறது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
எல்லைகள்னு சொல்றதை விட, நான் என்ன சொல்றேன்னா பேசுற விதம். அப்படிங்கிறது இருக்கே ஒழிய, எல்லைகள் ஒண்ணும் வேண்டாம் இதில. ஏன்னா, அவங்க வந்து நீங்க என்ன என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. என்னால சுத்தமாக தாங்க முடியல. நீங்க செ செஞ்சது ரொம்ப தப்பு. இது எனக்கு ஓ ரொம்ப பிரச்சனை உண்டாக்கிடுச்சு. இந்த மாதிரி வ் இனிமே வரப்போறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வேண்டாம். அப்படின்னு வந்து ரொம்ப ஆழமா சொல்லணுமே ஒழிய நம்ம வந்து கெட்ட வார்த்தைகளா வந்து பேசாம வந்து வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும்.
ஓஹோ! கண்டிப்பா. நல்லதுங்க. நல்லது. இப்போ, இது வந்து குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லைகள் வைச்சுதான் நம்ம பேசியாகணும். இல்லைனா வாழ்க்கையே சில பேருக்கு புரட்டி போட்டுரும்னு ஒரு மாரி சொல்லுவாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? குடும்பத்துகுள்ள போகும்போது. அதை நம்ம எப்படி நாசுக்காக சொல்லணும், குடும்பத்துல?
சொல்லுங்க. சரிங்க. குடும்பத்துக்குள்ள போகும்போது. ஆ, அதை கேளுங்க. நான் இப்ப சொல்றேன். இப்ப கொஞ்சம் நேரம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். அ ஓப்பன் டாக் எல்லாம் நல்லது. நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா பாருங்களேன். நான் வந்து சரி, கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் ஆகலாம்ன்னு நினைக்கும்போது, என்னுடைய கணவர் வந்து "வா சாப்பிடலாம். சமைச்சு வச்சாச்சுல்ல, வாயேன், எல்லாரும் சாப்பிடலாமே" அப்படின்னாரு. நான் சொன்னேன் "எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு வேணும். எனக்கு இப்ப சாப்பிட தோணல" அப்படின்னேன். "இல்ல இன்னிக்கு கிறிஸ்மஸ். நீ வராம, சரி, நானுமே அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன்." குழந்தைங்களும் அப்புறம் சாப்பிடட்டும்னு. "எ என்னோட வயிறு எனக்கு பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும்" அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, ஏதோ கொ குடும்பத்துல எல்லாரும் ஆசையா கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு, நானும் போய் அந்த இடத்தில உட்காருறேன். நானும் என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து தள்ளி வச்சுட்டு, ஓய்வு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நானும் போய் உட்காருறேன். அவரும் உட்காருறாரு. உக்காந்துட்டு கேக்கல்லாம் கட் பண்ணிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3, 4 ஃபோன் கால் வருது, அலுவலகத்திலிருந்து. அப்போ நான் சொன்னேன், "இது குடும்ப நேரந்தானே!" சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அத. அது எல்லை இருக்கு. ஆனா அதை சொல்ற விதம் வந்து, நம்ம கொஞ்சம் சிரிப்பா, ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டோனா, அந்த அதுவுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும். அப்படி அப்போ நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். "ஏய்! அப்பாவோட மொபைல பாரு" அப்படீன்னேன். "அப்பா, இந்த மாரில்லாம் செய்யக்கூடாது. நம்மல்லாம் சாப்பிட உட்காந்துருக்கோம்ல" அப்படின்னுச்சு. சைலண்டா ஃபோன் எடுத்து அந்த பக்கமா வச்சுட்டாரு. நான் சொல்லும்போது, அதுக்கு பவர் இல்லை. பாப்பாவுக்கு தான் பவரு.
சரிங்க. கண்டிப்பாங்க. சூப்பருங்க! ஆ. சரிங்க. அவ்வளதான். கண்டிப்பாங்க. எல்லாரு வீட்லயும் அப்படித்தாங்க. கட்டி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நமக்கு பவரு. குழந்தை பிறந்துருச்சுனா அவ்வளதான். அந்த பவரெல்லாம், அந்த குழந்தைட்ட குடுத்துறணும், அவ்வளதான். நம்ம ஒரு ஓரமா நின்னுக்க வேண்டியது தான். ம். அதான்.
<laughs> <laughs> ஆ. ம். சிறப்பா, சொன்னீங்க. ஆமாங்க. அதே மாதிரியும் மாமியாருங்கூட, மாமியார்க்கு மாமியார் விஷயத்தலாம் பொறுத்த வரைக்கும், நாங்க எல்லாமே வந்து ஓப்பனா பேசிருவோம். ஏன்னா வந்து நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத அவுங்க கிட்ட சொல்றதுனால தப்பு கிடையாது. அதேமாதிரி அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ஓப்பனா அவுங்க சொல்லும்போது, நம்ம கேட்கும்போது, அது நமக்குமே ஒரு நல்ல பாடமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க.
கண்டிப்பாங்க. அதாவது ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் குடுக்கும்போது, எப்படில்லாம் நம்ம கொடுக்கணும், அதுக்கு பவுண்ட்ரீஸ் எப்படில்லாம் வச்சு பேசணும். நம்ம ஓ பேசணும்னு முடிவு பண்ணிட்டா, எல்லாத்தையும் பேசிறணும். ஏன்னா, எதிர்பார்ப்புகள் பின்னாடி நம்மளுக்கு நமக்கு தான் அது வந்து பாரமா இருக்கும், அப்படீன்றத ரொம்ப அழகாவும், தெளிவாவும் அ ரொம்ப அருமையாவும் என்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
கண்டிப்பா. நன்றிங்க.